அது வந்து, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க சார். அ இப் அ அ இப் காய்ச்சல் அந்த மாரி இருக்க டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு இந்த சீரக தண்ணி தான் மொதல்ல நம்ம குடுப்போம். ஏன்னா க வயி அ வயிற்றில வந்து சரியா செரிமானம் ஆகாம இருந்து, அந்த உணவுனால தான் பசங்களுக்கு, அந்த உடல் பாதிப்புங்கிறது ஆகிறது, இல்லைங்களா? ஸோ ம மொதல்ல நம்ம அந்த, குடலுக்கு தகுந்த மாரி பானம் குடுக்கணும். அப்படீன்னா அந்த டயத்தில சிறந்த மருந்துன்னா சீரக தண்ணி தான் சொல்வேன் நானு! நல்லா வெதுவெதுன்னு அ இருக்கிற குடிக்கிற தருணத்தில பசங்களுக்கு குடுத்து. அ அதுலருந்து நம்ம கொஞ்சம், அந்த, வ காய்ச்சல் பாதிப்புலருந்து பசங்கள கொஞ்சம் ஈஸியா வெளிய எடுத்துட்டு வரலாம். அது
சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப நீங்க வந்து கு "பன்னெடுங்காலமாக ஒரு காலையில இத தான் நான் செய்றேன்." அப்படீன்னு. இப்ப என்னைய கேட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில, நா காலையில பல்லு தேய்ச்ச உடனேயே, பச்ச தண்ணி 1 செம்பு நெறைய குடிச்சுருவேன். இப்ப என்னப் பார்த்து வந்து என்னுடைய குழந்தைங்க எல்லாமே பல்லு தேய்ச்ச உடனே, "அப்பாவே வந்து பச்ச தண்ணி தான் குடிக்கிறாரு." அப்படீன்ட்டு இப்ப அவங்க காலை நேரத்தில மட்டும் அவங்க யாருமே டீ எல்லாம் குடிக்கிறதில்ல. என் பழக்கத்த கொண்டு வந்துட்டேன். இதே மாதிரி, நீங்க பண்ற ஒரு நல்ல விஷயங்கள, அதே மாரி உங்களுடைய குழந்தைங்களையும், அ இந்த மாரி நீங்களும் காலையில இப்படி செய்ங்கன்னு ஏதாவது ஒரு பழக்கத்த உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஏற்படுத்திருக்கீங்களா?
ம். ம். ம். ம். குடிச்சுக்கணும். அ அதேதான். ஆ. ம். ஆ. அருமை. <chuckles> அ. அம் ம். ம். அ, கண்டிப்பாங்க சார். இந்த பழைய தண்ணிய தான் குடுத்துருக்கேன். அ ஆமா. ஸ்டார்ட்டிங்
குடுத்து அது அப்போ பழைய தண்ணி குடுக்கும்போது நீங்க ராத்திரி வந்து வ உ மிச்சமான சோ சாப்பாட்டில அந்த நீ வ நீச்ச தண்ணிய ஊத்தி வச்சு, அத மூடி வடிகட்டி வச்சு, காலையில அத ஃபில்டர் பண்ணி, குழந்தைகளுக்கு குடுக்கிற பழக்கம் இருக்கா உங்ககிட்ட?
அ. ஆமா. அ. ஓகே. அ. இருக்கு, இருக்குங்க சார், இருக்கு. ஏன் அந்த அந்த ருசிக்கு வந்து அவங்க அடிமை ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அது இல்லாத நாள் அவங்க ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அ அ காலைல எழுந்ததுமே எங்க குடும்ப வழக்கம் இதுதாங்க சார். அ பழைய தண்ணி குடிக்கிறது தான். <chuckles>
அப்படிங்களா! நல்ல அருமை. அருமையா இருக்கு. ஆஹா. ரொம்ப அ பழைய தண்ணி. எல்லாருக்கும் போதும், குடும்பத்துல எல்லாருக்கும் குடுக்கிற அளவுக்கு தண்ணி நெறைய ஊத்தி வச்சுருவீங்க மொத நாள் ராத்திரியே.
ஊத்தி வச்சுருவோம். ஆமாங்க சார்.
ஊத்தி வச்சுருவீங்க. அது நல்ல இந்த சாப்பாடோட நல்லா மிக்ஸ் ஆயி நல்லா ஊறி போயி, தண்ணி நல்லா இருக்கும். அதுல உப்பு போட்டு எல்லாருக்கும் குடுத்துருவீங்க. அப்ப காலைல உங்க வீட்ல வந்து நீங்க தேநீர்ல்லாம் குடிக்கிறது இல்ல!
அ. ஆ. ஆமங் அ, இல்லைங்க சார். அது அ அது ஒரு 7 மணி 8 மணி அது மாரி. அது அவங்க அவங்க தேவைய பொறுத்து. வேணும் அப்படீன்னு கேட்கும்போது அதுக்கானத பார்த்து நாங்க செய்துக்குவோங்க சார். அது தினசரி ஒரு செய்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைய, அங்க வச்சுக்க மாட்டோம் அந்த இத. <chuckles>
அப்போ வந்து அ, நீங்க எது? இந்த தேநீர் குடிக்கிறதா? ஓஹோ, அத வந்து என்றாவது ஒரு நாள் சூழ்நிலைக்கு ஏத்தா மாரி வச்சுப்பீங்கன்னு சொல்ல வர்றீங்க. ஆனா கட்டாயம் இருக்கிறது நீராகாரம் மட்டும் தான்.
இந்த தேநீர் இது. அ அதுதாங்க சார். அ. எடுத்துக்கலாம். ஆ, எடுத்துக்கலாம். ஆ! ஆமாங்க சார்.